கொழந்தைய கூட்டிட்டு போல. கொழந்தைய வீட்ல தான் விட்டுட்டு போனோம் நாங்க.
அப்பனா உங்களுக்கு, இந்த ரேவதில அந்த பாட்டு பாடுன மாரி இன்னொரு பாட்டு ஞாபகம் வந்துருக்க வேண்டியது தான, "இந்த பொன்வானம் தண்ணி தூவுது" <laughs> ஏனா நீங்க ரொமான்ஸ்லல போயிட்டு இருக்கீங்க. <laughs>
<laughs> இல்லைங்க. ரொமான்ஸ்லாம் இல்லைங்க, ஏங்க நீங்க வேற, படத்துல தாங்க அந்த மாரி ரொமான்ஸ்லாம் வரும். ஆமா. கல்யாணம் ஆன பெறகுலாம் பாத்தீங்கன்னா, அந்த மாரிலாம் மழ வந்தா எரிச்சல் தான் வரும். "இந்த மழைலயா நீ என்ன கூட்டிட்டு வந்த, உனக்கு கொஞ்சம் மனசாட்சியே இல்லையா? <chuckles> அந்த கடையில நிப்பாட்டேன், இந்த கடையில நிப்பாட்டேன், அம், ஒரு மரத்துக்கடில நி" இப்டிதான் நமக்கு பேச தோணுமே தவிர, பொன் வானமாவது செவ்மானமாவுதுங்க நீங்க வேற. <laughs>
<laughs> அ. <laughs> அந்த மா அ. சரி. ரொமான்ஸ் பண்ண தோணலயா அ, பா நீங்க சொல்லியிருக்கணும். நீங்க வந்து, அவர்ட்ட இந்த பாட்டெல்லாம் பாடியிருக்கலாம். ஆமா. அவருக்கும் கொஞ்சம் நல்லாயிருந்துருக்குல்ல.
ஆஹ. அவருக்கு என்னன்னா, அர்ஜென்ட் வீட்டுக்கு எப்டியாது போயிரணும். ஏனா இடி மின்னல் வந்துரும் ஆமா. அதனால எங்கேயுமே நிப்பாட்டலைங்க. அடிச்சு, புடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாருங்க. கூட்டிட்டு வந்தா தொப, தொப தொபன்னு நனச்சு ஆனா மழையில நனையும்போது குளிர் தெரியல.
போயே ஆகணும். சேரிங்க, சேரிங்க. சேரிங்க. ஆமா.
மழைய விட்டு வீட்டுக்குள்ள வரம்போது தாங்க, அவ்ளோ குளுரு. பயங்கரமான குளிர் எடுத்து, நடுக்கம் எடுத்துருச்சுங்க.
ஆமா. கண்டிப்பா. அதே மாரி நீங்க குளிச்சிங்க பாருங்க, நம்ம, ஸ் தூரலோடு சேந்து காலேஜ் பருவத்துல அருவில குளிக்கும்போது குளிர் தெரியாது. அப்ப அ. பரவால்ல.
ஆ ம். தெரிஞ்சுக்கல ஒண்ணும் எங்களுக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து மலை பிரதேசத்துல வாழ்ந்த அனுபவம் இருக்கனால, நமக்கு அந்த குளிர் ஒத்துக்கிச்சுங்க. இவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்து, நம்ம பிளைன்ஸ்ல வந்து ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்து பாத்தீங்கன்னா, கோ இப்ப வெயில் எப்போமே வெயில் இருக்கும். எப்பயாவது 1 வாட்டி தான் மழ வரும். இந்த மழை வந்து, நமக்கு அந்த அளவுக்கு ஒத்துக்காதுங்க இந்த மழையெல்லாம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாரி எரிச்சல் தான் வந்துச்சு. ஏன்டா, வெளிய போனோன்ற ஒரு எரிச்சல் தான் வந்துச்சு. ஆனா அப்டியே சமாளிச்சுக்கிட்டு உடனே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு, அப்டியே கொஞ்ச நேரம் 1 டீ ஒண்ணு வச்சு குடிச்சிட்டு உட்காந்தா அடுத்த நாள் காலைல நல்ல ஜுரம்.
சரி, அ, இப்போ வந்து, ஒத்துக்குது. ஆமாம். ஆமா. சரிங்க, சரி. பரவா ஆமா. உண்மைதான் சரிங்க.

ஆ, அந்த வ் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமா இருந்திருக்கும், உங்களுக்கு. அப்ப அப்பதான் கேட்டீங்களா அவங்கட்ட, இது மழை தண்ணியான்னு?
ஆ. ஆமா. ம். ஆ, இல்ல. அவளே ஒரு வெ சொன்னா. ஏய், மழை வெ வெயிட் பண்ணு. டம்ளர் வெளியே வச்சுருக்கேன். தண்ணி நெறஞ்சிகிட்டு இருக்குது. அந்த தண்ணி வந்தோன்ன, நெறஞ்சவுடனே நான் அதில, லெமன் பிழிஞ்சி போட்டு தர்றேன்ற மாரி, சொன்னா எங்ககிட்ட. நாங்க அத பெருசா எடுத்துக்கல. ஆனா, இப்ப அத நெனைக்கும்போது, அடடா! அப்பலாம் மழை தண்ணிலாம், நம்ம லெமன் ஜூஸ் போட்டு குடுச்சோமே. சளி கி சளியெல்லாம் ஒண்ணும் பிடிக்கலையே. இப்போ சும்மா அப்படி வெளில மூஞ்ச காட்டிட்டு வந்தா, சளி பிடிச்சுக்குதே, அப்படின்லாம் யோசிச்சோம். ஆ.
பரவாயில்லைங்க. ஆ, உண்மதான், உண்மதான். சளி பிடிச்சுக்குது, ஆமா. அந்த பழக்கம் வந்து, உங்களுக்கு மாறி போச்சு. உங்களுக்கு, என்ன ஆ, இங்க வந்தொன்னே, உங்களுக்கு அந்த பழக்கம்லாம், உங்களுக்கு மாறி போச்சு. அப் அப்ப காலேஜ் படிக்கும்போதெல்லா, நீங்க எந்த மாரி, நீங்க என்ஜாய் பண்ணீங்க?
ஆமாங்க. ம். அ, காலேஜ் ப படிக்கும்போது பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு சுற்றுலா போயிருந்தோம். அதாவது, எங்க ஊருக்குள்ளயே, நாங்க வாழ்ந்த அந்த மலை பிரதேசத்திலேயே தான் வந்துட்டு, ஒரு இடத்துக்கு வந்து சுற்றுலா போயிருந்தோம், நாங்க. வெளிலலாம் எங்கயுமே போல. ஏன்னா, அதுவே சுற்றுலா தலந்தான். அங்க பாத்தீங்கன்னா, ஒரு ட டேம். டேம் பக்கத்தில ஒரு ஃபால்ஸ்.
சரி. ஆ, ஆ. சரிங்க. அ, அ.
அந்த ஃபால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தாங்க தண்ணி வரும். பெருசா பயப்படுற மாரிலாம் தண்ணி வராது, அங்கலாம். ரொம்ப, அது எ எப்போ போ எப்போ போனாலுமே தண்ணி அங்க கம்மியா தான் வரும், அங்க. அப்ப பாத்தீங்கன்னா, லைட்டா தூறலுங்க. ரொம்பலாம் அடமழிலாம் கிடையாது. லைட்டா தூறல்.
சரி, சரி. ஆமா. சரிங்க.
தூறல் லைட்டா படுது. எங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த தூறல்ல வந்து நனைஞ்சுகிட்டே, நாங்க குளிச்சோம் எல்லாருமே, அந்த அருவியில. அந்த இதில, அந்த சா ஃபால்ஸில நின்னு குளிச்சோம் நாங்க.
ஓ!